கண்டிப்பா. அப்போ இப்ப நீங்க சொல்றத பாத்தா அப்போ பணம் தான வெற்றின்ற ஒரு குறிப்பிடு தான் இருக்கு. அத நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்தப் பணம் பணத்த வச்சு நம்மளால அந்த சந்தோஷத்தையும் குடுக்க முடில. ஏன்னால சில விஷயங்கள் எழந்துருக்கோம். நீங்கச் சொன்ன மாதிரி ரூ. 500 சம்பாரிச்சாலும், அந்த ரூ. 500 முழுசா செலவிடுறதுக்கு மனசு வரல. ரூ. 200 அந்தச் சந்தோஷம் தான் உங்களுக்குக் கிடச்சிருக்குன்றப்போ, அது பணம் தான அந்த எடத்துல வெற்றி பெற்றிருக்கு. பணம் தான? அத நீங்க எப்படி பார்க்குறீங்கங்க?
அ. அதாவது பணம்ங்கறது வந்து நம்மளோட அ அடிப்படை தேவைகள பூர்த்தி பண்றது தான் வெற்றி பெறும். அதத் தாண்டி எ இப்ப நம்ம வந்து உ எ எப்பயும் சொல்றாங்கல. வேலையும், வாழ்க்கையும் சமமா வச்சுக்கனும்ங்கிறாங்கல. அதே மாரி தான் பணத்த மேல உள்ள ஆசையையும் வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்பங்களையும், சமமா வெச்சிக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப நிறைய பேரு படிச்சு ஒரு விருப்பு இருப்பு இல்லாம படிச்சு ஒரு வேல பாத்துட்டு இருப்பாங்க. அதுல நல்ல சம்பளம் இருக்கும். ஆனா அவங்க பண்ண விஷயம் பண்ற விஷயம் அவங்க விருப்பப்பட்ட விஷயமா இருக்காது.
புரியுதுங்க. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா. ரொம்ப அழகா ஆழமா சொன்னீங்கங்க. சொல்லுங்க, சொல்லுங்
அ அதனால தான் வந்து, நிறைய பேர் வந்து அந்த வேலைய விட்டுட்டு தனியா வந்து, இப்ப தொழில் தொடங்கணும்னு சொல்லி நிறைய பேரு மாறி வருவாங்க. எனக்குப் பணம் கிடைக்குது, ஆனா வந்து எனக்கு அ ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைல நான் ஏதோ வாழுற மாரி இருக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குறனால, அவங்க அத த் அத எனக்கு அந்த வேலை வேண்டாம். நான் வந்து எனக்குப் பிடிச்ச தொழில் பண்ணப்போறேன்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரணமா வந்து ஒரு விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிக்குறவங்க இருக்காங்க. இல்ல ஏதாது தொழில் தொடங்கி அதுல பெரியாளா வர்றவங்க இருக்குறாங்க.
புரியுதுங்க. புரியுது. புரியுது. புரியுது. புரியுது. புரியுது. புரியுதுங்க. இப்போ இப்போ நீங்க இந்த ஆ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மேல சொல்லுங்க.
அதனால ஒரு, <swallows> எப்படி நமக்கு சொல்லுங்க. எப்படி மனிதனுக்கு வந்து ஒரு கால் மாரியோ. அந்தக் கால் மாரி தான் வந்து அ பணம். பணம் இல்லன்னா நம்மளால எழுந்து நடக்க முடியாது, ஓட முடியாது தொடக்கத்துல.